அதுபத்தி எனக்கு தெர்ல. 99 வருஷங்கறது நீங்க சொல்லி தான் நான் கேள்வியே பட்றேன்.
ஆமாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் ஆமா. நம்ம இப்ப, இதே நம்ம தனி வீடு இந்த மாரி நம்ம வாங்குனோன்னா, நம்ம ஆயில் ஃபுல்லா நம்ம பரம்பர பரம்பரயா வந்துகிட்டுருக்கோம். ஆனா, இந்த அப்பார்ட்மெண்ட்டு விஷயங்கள்ல வந்து, அது அது அவங்க குறிப்பிட்ட ஒரு வருஷம் தான் சொல்லுவாங்க. ஏனா, அந்த பில்டிங் கூட ஒரு என்ன சொல்றது? லைஃப் டைம் சொல்லுவோம் பார்த்தீங்களா! அது வந்து அவ்ளதான், அப்படின்ற மாதிரி. அதனால தான் கேட்கேன். ம்.
ஓ! அப்படியா! அது பத்தி எனக்கு தெர்ல. ஆனா வந்துட்டு, இந்த வாடகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்துட்டு நம்ம போக, போக வந்து, அந்த வாடகைக்கு இஎம்ஐக்குன்னு பாக்கும்போது, நம்ம வாடகையை கொடுத்துட்டு போயிடலாங்கிற மாதிரி தாங்க எனக்கெல்லாம் தோணும். ஏன்னா
ஆமாங்க. அப்டி இல்லன்னா, இன்னொரு ஒரு வசதி இருக்கும் பாத்தீங்களா! அந்த குத்தகைக்குனு சொல்லுவோம் பாருங்க, அதுவும் கொஞ்சம் நல்ல விஷயம்.
ஆ! ஒத் ஒத்தி ஒத்திக்கு எடுத்துக்கிறதுன்னு சொல்றீங்களா?
அதுதான், அதுதான். அ.
ஆ, அதுக்கூட வந்துட்டு, ஒரளவு ஏனா நம்ம போட்ட குடுத்த அமௌண்ட் வந்து நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கம்போது அது தைரியமா எடுக்கலாம். ஆனா, அதுவுமே வந்து இங்கலாம் வந்து விலை அதிகம்ங்க. அந்த ஒத்திங்கிறதே வந்து ஆமா, ஒரு 10 15 லட்சத்துக்கு குறைஞ்சு வந்து இங்க கிடைக்கவே கிடைக்காது.
ஆமா, ஆமா. பெரிய தொகைங்க. ம். அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், இந்த பெரு நகரத்துல.
இந்த தொகையை வச்சு, நம்ம கிராமத்தில வீடு வாங்கிறலாம்.
ஆமா. <laughs> ஆமா! எதுலையாது ஒரு இதில வ் முதலீடு பண்ணாக்கூட, நம்மளுக்கு வந்து ஒரு வட்டி இந்த மாரிலாம் நிறையவே கிடைக்கும்.
அந்த ஒரு காரணத்தினால தானே நம்ம